இப்ப பார்த்தீங்கன்னா, நெறையா பேருக்கு வந்து அ சில நினைவுகள் வந்து ஒவ்வொரு விதத்தினால தூண்டப்படும். அதில வந்து சில பேருக்கு வந்து இசை கேட்டா வந்து அ ஏதாவது <smacks lips> அந்த அ பாடல் பத்தி ஏதாவது நெனைச்சோம்னா பல நினைவுகள் வந்து வரும். ஒவ்வொரு பேருக்கும் அது வந்து ஒவ்வொரு பாடல் வந்து தனித்துவமா வச்சிருப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த சிறு வயதுல வந்து, "அ இந்த பாடல் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுலே நிக்குது. இது இந்த பாடல் மூலமா எனக்கு பல நினைவுகள்லாம் வருது." அப்படீன்ற மாதிரி எதுவும் பாடல்கள் இருக்கா? அத பகிர முடியுமா?
நிச்சயமாங்க. அதாவது நினைவுகள் அப்படீங்கிறத விட, ஒரு பாடல் வந்து ஒரு மனிதனை வந்து ஆற்றுப்படுத்துவது அல்லது அவனுடைய உணர்வுகளை புரட்டி போடுகிற பாடல்கள், இன்றைய அ திரைப்பட பாடல்கள் வந்து நெறையவே இருக்குங்க. அ ஓ ஆமா. அந்த ஒரு சில பாடல் வந்து இப்ப, "எனக்கு மட்டும் அது பாட்டு புடிச்சது" அப்படீன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஆமாங்க. ம்.
அந்த பாட்டு வந்து ஒரு சில பாடல் கேட்கும்போது, அந்த பாட்டை மையமா வச்சு அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது மாதிரியான பாடல்கள் வந்து திரைப்படத்துல அ நெறைய இருக்குது. இப்ப நான் கேட்டீங்கன்னா, நான் இந்த காலத்து ஒரு இளைஞர்தான். ஆனா, இருந்தாலும் கூட இந்த காலத்து பாடல்களை விட, எனக்கு வந்து நோயை தீர்க்கும் ஒரு ஆன்டி பயோடிக் மருந்து மாதிரி ஒரு சில பாடல்கள் எனக்கு எப்பவுமே நினைவுல இருக்குங்க. அந்தமாரி
ம். ஓ! அந்த மாதிரியான பாடல்கள் வந்து கொஞ்சம் பகிர்ந்திக்கிறீங்களா? ம்.
அ அந்தமாரி பாடல்கள் வந்து நெறையா என்னட்ட இருக்கு அந்தமாரி. அதுல நான் எப்பலாம் வந்து குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அலுவல் ரீதியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகள்ட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம மனச எப்பிடி வந்து ஒரு தியானமும் இல்லாம, ஒரு யோகா இல்லாம, ஒரு ஆன்மீகம் இல்லாம, ஒரு தனிமையான இடத்துல நம்ம இருக்குறபோது, நம்ம எப்டி நம்மளை நாமலே சரி பண்ணிக்கிறது அப்பிடின்னு ஒரு பாட்டு நான் அடிக்கடி இந்த பாட்ட வந்து, நான் முணுமுணுக்க மாட்டேன். ஆனா அந்த பாட்ட வந்து என்ன செய்வேனா, என்னுடைய மொபைல்ல வந்து அ ப்ளே பண்ணிட்டு, அத கேட்டுட்டே இருப்பேன். அந்த பாட்டு என்ன அப்டின்னா, பழைய பாடல் ஒண்ணு திரைப்பட பாடல் வந்து, இந்த "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை." அப்டின்னு ஒரு பாட்டு.
ம். ம். ம். ஓ. ம். ம். ஆமாமா.
அந்த பாட்
உண்மையாவே அதுல உள்ள வரிகள் வந்து சிறப்பான வரிகள் இல்லயா, இந்த பாடல்ல உள்ளது. எனக்குமே ஒரு பிடித்த வரி. ம்.
ஆமாங்க. நீங்க வந்து ஆமாமா. அந்த பாட்டு வந்து ஒரு சராசரி மனிஷன் எல்லாருமே நினைவு வச்சிக்கணும். அ அந்த பாட்டு வந்து ஒரு எதார்த்தத்தை எதார்த்தமான வாழ்க்கை இப்படித்தான் எல்லாருக்கும் இது தான். அது வந்து நீ, நான் அப்டின்லாம் இல்ல. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில இது நடக்கும். இது இப்டித்தான் இருக்கும் லைஃப். "இதன்படி நீ வாழ்ந்துக்கோ!" அப்டிங்கிறதுதான் அந்த பாட்டோட வரிகள். "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை."
ம். ம். ம்.
முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே,
ம்.
தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே அப்பிடீன்னு ஒரு அந்த பல்லவி. அந்த பல்லவியே பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கும்.
ம் உண்மையாவே அது கேட்க வந்து ந அந்த நம்ம இப்ப இருக்கிற வாழ்வியலோட நல்லா ஒன்றிணைந்து இருக்கிறமாரி இருக்கும். அதை கேட்டா நமக்கே வந்து அட்வைஸ் குடுக்கிற மாதிரி இருக்கும். ம்.
அந்த பல்லவிக்கு, ஆமாங்க. ஆமாமா. நீங்க வந்து அ நம்ம வந்து சின்ன ஒரு மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைகளையும், கற்பனைகளையும், எண்ண ஓட்டங்களையும் நம்ம சுமந்து, சுமந்து அதன்படியே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ம்.
ஆனா, இந்த பாட்டை கேட்டன்னா, "ஏய்! வ லைஃப்‌ல ஒன்னுமே இல்லய்யா! லைஃப்ங்கிறது ஒரு பெரிய ஜீரோ. இதுக்கு ஏன் நீ பெருசா கற்பனை பண்ற? அ இன்னக்கி இருக்கிற மனிதர்களை நாளைக்கு காணோம். "அப்பிடிங்கிற சிந்தனையை இந்த பாட்டு உடனே உங்கள்ட்ட குடுத்துரும். நீங்க காது வழிய கேட்டு மனசுக்குள்ள நிறுத்தினீங்க அப்பிடின்னா, உங்கள உடனே சரி பண்ணிவிட்ரும்.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பாங்க. ம்.
இது வந்து மருத்துவத்து மருத்துவரிடம் போகாத ஒரு மருத்துவம் இந்த பாட்டு <chuckles> நான் அந்த பாட்ட நான் அப்பிடித்தான் பார்க்கிறேன். ஆமா. அதாவது பாருங்க, "நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை"
கண்டிப்பாங்க <chuckles> ம். ம்.
"நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை." முதல் வரில அழகா சொல்லிட்டாரு. டேய் நீ! நினைக்கிறதெல்லாம் நடக்காது 1
ம்.
அப்பிடியே உனக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்பிடின்னா, நீ அத நினச்சிக்கிட்டே இருந்தீயன்னா, உனக்கு என்னைக்குமே இருக்கிற நாள்ல வந்து உனக்கு அமைதியே கிடைக்காது. அத விட்டுடிட்டு வா! உன் பிரச்சனைகள விட்டு வெளில வா! எதார்த்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்." என்பது தான் இந்த முதல் பல்லவில. அது அந்த பாட்டு அந்த பாட்டுல ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அனுபவிச்சு இந்த பாடலை கவிஞர் எழுதியிருப்பாரு. அ அற்புதமான ஒரு பாட்டு. அதுல வந்து சரணத்துல ஒரு ப வரி வரும். ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது." எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா அ நம்ம <chuckles> ஆ, ஆமா, ஆமா, ஆமா. ஆயிரம் வாசல் இதயம் அது.
ம், ம். ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அந்த வரிகள்லே வந்து எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்குது அந்த வரிகள் வந்து. அ நீங்க எந்த மாதிரி சூழல்ல வந்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டா ஒத்து போகுறமாரி இருக்கும்? எந்தமாரி சூழ்நிலைகள்ல உங்களுக்கு?
இந்த பாட்டு இந்த சூழ்நிலைக்கு தான் ஒத்து போனும்னே கிடையாது.
ம்.
நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் டேப்ளட் மாரி.
ம்ஹ்ம், ம்.
அந்த நேரத்துக்கு இது வந்து இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பயன்படும்.
ம்.
ஆமா. "ஆயிரம் வாசல் இதயம்" என்கிறாரு. நம் மனசுக்குள்ள வந்து ஆயிரம் வாசல் இருக்கு மனசுக்கு. அப்புன்னா என்ன? என்னென்னமோ எண்ணங்கள் வந்து நம் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன அ நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ! அப்பல்லாம் எத்தனையோ பேர் வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க.
ம். ம். கண்டிப்பாங்க.
ஆனா வந்து அவுங்க எல்லாம் நிரந்தரமா நம்ம மனசுக்குள்ள இருப்பாங்க, அப்டிங்கிறதுலாம் இல்லேல்ல.
சரியா சொன்னீங்க. ம்.
ஆமா அ அதுக்கு அடுத்து வரியில சொல்றாரு பாருங்க. "ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை." <chuckles> எவ்வளவு எவ்வளவு பெரிய எதார்த்தம் பாருங்க! ஒரு மனசுக்குள்ள ஒருத்தர் மட்டும் தான் குடி இருக்கணும் அப்டின்னு இது காதல் வாழ்க்கையே அல்லது கணவன் மனைவிய கூட சொல்லலாம். ஆனா ஒருத்தர் அ ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் தான் மனசுக்குள்ள இருக்கணும். அப்டிங்கற பாட்டு வரிகள் இந்த பாட்டு வந்து ஒரு அற்புதமா சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம், எப்டி, எப்படியெல்லாம் வாழணும் அப்டின்னு நம்ம கற்பனை பண்றோம். அதன்படி நம்ம வந்து அ "கண் போன போக்கிலே கால் போகலாமா! கால் போன போக்கிலே மனம் போகலாமா!" அப்டிங்கற மாதிரி இன்று அப்டி வாழ்பவர்கள் வந்து ஒரு மிருகத்திற்கு சமம். அப்டி வாழக்கூடாது. நமக்கு வந்து 6 ஆம் வரிப்பு அறிவ வந்து கடவுள் வந்து குடுத்துருக்குறாரு. அந்த அறிவை நாம பயன்படுத்தி, நம்ம வந்து சரியான திட்டமிடல், சரியான சிந்தனையை நாம முதல்ல மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு அ நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இன்னொரு இந்த பாட்டல்ல இன்னும் சில வரிகள் வரும். அந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா.
<chuckles> அ. கண்டிப்பாங்க. ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம். ஆ.
இதா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன வரிகள காட்டியும், இந்த வரி ரொம்ப நல்ல அருமையான வரியா இருக்கும். அதாவது
ம்.
எங்கே வாழ்க்கை தொடங்கும்? அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. "பாதையெல்லாம் மாறிவரும். பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்." ஒரு ரிசல்ட் அந்த பாட்டுக்குள்ள இருக்கு.
ம். அருமையா இருக்குங்க. அத சொல்லலாம்ல. நீங்களே அதை விளக்கி கொஞ்சம் சொல்லுங்களேன். <chuckles> ம்.
ம். அ. <laughs> அந்த ரிசல்ட் குடுக்குறாரு பாருங்க. ஒரு 4 வரிக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளே புகுத்தி விட்டு, அந்த தத்துவத்தினுடைய பயன், இதுதான்யா ரிசல்ட். இது வந்து எப்டின்னா, ஒரு கணக்குல ஒரு ஒரு சூத்திரம் மாதிரி. இந்த இந்த ஃபார்முலாவ நீ பயன்படுத்தி போனினா இதுக்கு தான் ரிசல்ட். அப்டின்னு ஒரு வாத்தியார் சொல்ற மாரி. "எங்கே வாழ்க்கை தொடங்கும்? அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இது தான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது."
ம். <chuckles> ஆமாங்க. கண்டிப்பா. ம். ம்.
எப்டி பாருங்க?
ம். அழகா வந்து அந்தத சொல்லிருக்காங்க.
அ நம்ம நம்ம வாழ்க்க வந்து, அ இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு, இங்க ஆரம்பிக்கிறோம், இந்த இடத்துல முடிக்க போறோம், அப்டின்னு நம்ம யாராவது தீர்மானிக்க முடியுமா?
கண்டிப்பா முடியாது இல்லையா, அ அந்த பாட்ட வந்து அதில வந்து அழகா அந்த வரியில தத்துவமா வந்து சொல்லிருக்காங்க.
முடியாது. அப்பறம் ஆமாங்க, அது பாருங்க அந்தப் பாட்டு "எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது."
ம்.
அது வந்து ஒரு அற்புதமான ஒரு வரி, இந்த வரி. இந்த சரணத்துல வரக்கூடிய இந்த வரி. அதுக்கடுத்து முடிவு சொல்றாரு பாருங்க, "பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும்."
ம்.
மாறுவதை புரிந்துகொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்.
ம்.
ஒரு அற்புதமான வரி இந்த வரி.
அற்புதமான வரி. ம். <chuckles> உண்மையாவே நீங்க அத வந்து அழகா அந்த குரல்ல பாடி அந்த அழகா வளக்கி விளக்கம் சொல்றீங்க. ம்.
ம். அந்த பாதை பாருங்க பாதையெல்லாம் மாறித்தான் வருமாம். அப்பன்னா என்ன? நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. "நீ ஒண்ணு நினைக்கும் அது ஒண்ணு நடக்கும்." அப்டிங்கற மாரி. ஆனா இந்த பாதையில மாறி மாறி வர்ற பாதையில நீ வந்து வாழ்க்கை என்கிற பயணத்துல நீ போய்க்கிட்டே இருப்ப. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல உனக்கு வயசு வயது மூப்பு வந்து விடும், முதுமை வந்து விடும், தளர்ச்சி வந்து விடும், கண் பார்வை போய் விடும், அ பற்கள் உதிர்ந்து விடும், உடல் சுருங்கி விடும், அ முதிர்வுக்கு உ உடல் கூனி விடும்,
ம். ம்.
உன் வாழ்க்கையும் முடிந்து விடும். ஆனா நீ உன்னோட பயணம் என்ன செய்யும்னா மிச்சம் இருக்கும், அதுக்குள்ள என்ன ஆகும்? உன் லைஃப்பும் முடிஞ்சிரும்ங்கிறாரு.
ஆமா. <chuckles> அத் ம். ஆமா. இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு நம்ம எப்டின்னாலும் அந்த முதுமைன்றத ஒண்ண அடைய தான் போறோன்றத வந்து, அத வந்து அற்புதமா அவர் சொல்லிருக்காரு. எல்லாமே பல் விழுந்துரும். எல்லாம் ம்.
இல்ல, இல்ல. முதுமை இல்ல. முதுமைங்கிறத சொல்லல நீ மரணத்தை சந்தித்து விடுவாய் என்கிறாரு.
ம்.
நீ வந்து உன்னுடைய பயணத்தை நீ வந்து முடிக்கிறதக்கு முன்னாலே உனக்கு வந்து மரணம் வந்துவிடும் அப்டிங்கிறாரு.
ம். ம். புரியுதுங்க.
அந்த மரணம் என்பது உண்மை. "என்றா என்றாவது ஒரு நாள் மரணம் என்பது மனித வாழ்க்கையின் நிதர்சனம். அதை இங்க ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும்." அப்படி நம் நினைச்சுடம்னா, நம்ம யாருக்காவது பிறருக்கு துன்பத்தை செய்வோமா?
ம். கண்டிப்பா செய்ய மாடோம்ல. நமக்கு தெரிஞ்சிரும். என்னைக்குனாலும் நம்ம இறக்க தான் போறோம் அப்டின்ற மாரி வரும். சரி இப்ப வந்து நீங்க இந்த முதுமை அ அ நம்ம இந்த இந்த மாரி பாடல்கள் வந்து உங்களுக்கு நினைவுக்கு வருது. இது வந்து நீங்க இவ்ளோ வயதுக்கு பிறகு வந்து இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு தோணுது. இதே இது நீங்க சிறு வயதுல இருக்கும்போது அந்த சூழல்ல நீங்க எந்த மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு நினைவுக்கு வரும்?
யாருமே செய்ய மாட்டோம். ஆமா. அந்த மாதிரி ஒரு வாலிப வயதில் காதல் பாடல் நினைவுக்கு வந்திருக்கும். அ நிறைய பாட்ட பிடிச்சிருக்கும். பொதுவா வந்து இளையராஜாவினுடைய பாடல்கள் நான் ரொம்ப விரும்பி ரசிச்சு கேப்பேன். அந்த அவருடைய படமாக்கப்பட்ட முறை அந்த வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வைரமுத்துவினுடைய வரிகள் வந்து ரொம்ப கற்பனை வளத்தோட இருக்கும் ஆ அந்தமாரி வரிகள் நிறைய
<chuckles> அருமைங், ம். ம். நீங்க மெல்லிசையான பாடல்கள் அதிகமா கேட்கணுனு விரும்புவீங்களா? இல்லன்னா, உங்க மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த மெல்லிசையும் சரி, கொஞ்சம் இந்த குத்து பாடல்களும் சரி அந்தமாரி கேப்பீங்களா? மனநிலைக்கேற்றவாறு.
குத்து பாடல்கள் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது.
ம்ஹும், ம்.
அந்த பாடல் வரிகள் வந்து ஒரு கதை சொல்ல வேண்டும். ஒரு எதார்த்தத்தை சொல்ல வேண்டும். ஒரு கற்பனை ஒரு ரசிப்பு தன்மையை தரவேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை தான் நான் வந்து ரொம்ப விரும்பி கேப்பேன். அந்தமாரி பாடல்கள் எண்ணற்ற பாடல் கணக்கில் அடங்கா பாடல்கள் எனக்கு இருக்கு.
ம்.
அது வந்து சொல்லிட்டே போகலாம். அதில வந்து என்றும் காலத்தால் அழியாமல் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா வயதினருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பாடலா நான் இந்த பாட்டை பார்க்கிறேன்.
ம். ம். ம். க சரியா சொன்னீங்க அந்த பாடல்கள் வந்து, வ உங்களுக்கு வந்து அந்த தத்துவமா, அந்த வரிகள் வந்து கண்டிப்பா அர்த்தமுள்ளதா இருந்தா தான் அந்த பாடல்கள் வந்து நமக்கு நினைவுகள மட்டும் இல்ல, பல நம்மளுடைய வாழ்வியலோட ஒன்றி ஒன்றிய பாடல்கள் வந்து உங்களுக்கு கேட்க விருப்பமா இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்க.
ஆமா. இல்ல, இல்ல. வாழ்வியலோடு மட்டும் இல்ல. அதுக்காக வந்து காதல் பாடல்களை ஒரு உ ஒரு நல்ல இன்னிசை மிகுந்த பாடல்களை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லல. அந்த பாடல்கள்லாம் அந்த மாரி பாடல்களுடைய வரிசை வந்து என்ட்ட நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆனா, அ சூழ்நிலைக்கு ஏத்தமாரி அந்த பாடல்களை நான் கேட்பேன். இந்த ப இப்ப நான் சொன்ன பாட்ட வந்து தினந்தோறும் ராத்திரி தூங்கும்போது, ஒரு தடவையாவது இந்த பாத்த பாட்ட நான் கேட்டுருவேன்.
ம். ஓ! ஓ! அ அந்த அருமையான பாடல் வரிகள வந்து நீங்க இரவு பொழுது கேட்டுட்டு வந்து உறங்குறமாரி இருக்கும். ம்.
அ. நிம்மதியான தூக்கம் வரும். ஒண்ணுமே இல்ல லைஃப்ல. ல வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கோழி முட்டை தான். நம்ம ஏன் இவ்வளவு பெரிய கற்பனை வளர்க்கணுங்கற எண்ணத்தோட தான் படுக்கைக்கே போவேன். அதுக்கு இந்த பாட்டு வந்து என்னுடைய தூக்கத்திற்கு, என்னை ஆற்றுப்படுத்தி என்னை உறங்க வைப்பதற்கான ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வந்து என்னால் மறக்கவே முடியாது. "ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார், யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது." இத காட்டி என்னங்க ஒரு வரி வேணும். யோசிச்சு பாருங்க! எப்படிப்பட்ட
ம். <chuckles> ம். ம். ம். ரொம்ப வந்து ம். ம். கண்டிப்பாங்க. உண்மையாவே அழகான வரிகள், அருமையான வரிகள், அ உங் நீங்க உண்மையாவே வந்து நிறையா பாடல்கள் வந்து சொன்னீங்க. அந்தது வந்து எனக்கு வந்து நினைவுகள தூண்டுறது மட்டும் இல்லாம, எனக்கு நல்லா ஒரு அற்புதமான மருந்தா இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு, பாடல்கள் வந்து பகிர்ந்தீங்க. அது உண்மையாவே அருமையா இருந்துச்சு. உங்க கூட பேசினது எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை. மிக்க நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி.